இப்போ நீங்க தெனசரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம வந்து, ஆ பார்க்‌குக்கு போவோம். இல்லன்னா, சினிமா ஹாலுக்கு போவோம். இல்லன்னா வந்து, ஒரு மாலுக்கு போவோம். அ குடும்பத்தோட நம்ம குடும்பத்தோட போவோம்.
சரிங்க. ஆமா. சரி. ஆமா.
இந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு நெறைய போகும் இடத்துல ப் ஆ, பொது இடத்துல வந்து, இந்த பொது பகுதியை அ அனைவரும் பயன்படுத்துறா மாதிரி நீங்க வந்து, அதை எப்படி அமைப்பீர்கள்?
ம்ஹ்ம். ஆஹான். ம். கண்டிப்பா. இப்போ நீங்க வு சொன்ன உதாரணத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து குழந்தைகள் விளையாடுற பொருட்களும் இருக்கும். அதே சமயத்துல பெரியவர்கள், வயதானவர்கள் நடக்கிறதுக்கும், உடற்பயிற்சி செய்றதுக்குமே கூட பயன்படும். இப்போ, அந்த மாதிரியான இடங்கள்ல, எ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,"அ நான் வந்து கிரிக்கெட்டு விளையாடணும், இல்லனா ஷட்டில் விளையாடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த ப நம்ம எதுக்காக அமைச்சோன்ற, அந்த பயன்பாட்டை தாண்டியும், ஒரு சிலர்லாம் வந்து, அத பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த எடம் வந்து, ஒரு பொதுப்படையான ஒரு இடோ. அந்த இடத்தில, மத்த மக்களுக்கு எந்த ஓரு இடையூறும் இல்லாம இருக்கணுன்றத, மனசுல கருதிட்டு, இப்போ அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டியோ, இல்ல அத அத இந்த இடத்துக்கு ஒரு இன்சார்ஜோ, அந்தமாரி வைக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து தவிர்க்க முடியும். அ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்றைய சா இந்த காலத்துல வந்து, நெறைய பிரச்சனைகள் அதாவது, இந்த பசங்க இந்த ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், இல்லனா இந்த காலேஜ் பசங்களா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்கன்னா, ரொம்ப கத்தி, கூச்சலிட்டு, அந்த எடத்தையே வந்து, அ ஒரு பெண்களே போக முடியாத அளவுக்கு கூட, அபாயகரமா கூட மாத்துவாங்க. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் அத பயன்படுத்தாமலே கூட போயிடுவாங்க. என்னோட வீட்டுக்கிட்ட, அந்த மாதிரி ஒரு இடமும் இருக்கு. அது.
சரி. ம். ம்ஹ்ம். ம். நீங்க இல்ல. நீ நீங்க மேலும் பேசறதுக்கு முன்னாடி, நான் அந்த இடத்தில ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பொது இடன்னா, எல்லாரும் வர தான் செய்வாங்க. எனக் இப்ப எங்க எங்க வீடு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்குல பாத்தீங்கன்னா, வய வயதானவர்கள் வந்து வாக்கிங்‌க்காக, அன்னக்கி ப பார்க்க சுத்தி, சுத்தி போவாங்க. அந்த பார்குக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, இந்த பசங்கள்லாம் வந்து, தெனம் வந்து, இந்த பேட்மிட்டன் வந்து விளையாடுவாங்க. சரிங்களா. அதாவது அதாவது நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது, நீங்க வந்து, "இது தான் பண்ணனும், இந்த இடத்துல இத தான் பண்ணனும்" அப்படின்னு சொல்ல முடியாதுங்களா? எல்லாமே ஒருத்தொருத்தருக்கும், ஒரு ஒர தேவை. சின்ன சின்ன தேவை இருக்கும். அதாவது மத்தவர் மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு, நம்ப அ வேலை செஞ்சோம்னா அந்த இடத்தில, அது பிரச்சன கெடையாது. சரிங்களா.
ம். சரிங்க. ஆமா. சரிங்க. சரிங்க. ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. அதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா இப்போ ஒரு அந்த இடத்துல, மைதானத்துல வயதானவங்க இருக்காங்க, கொழந்தைங்க விளையாடுறாங்கன்றப்போ, ஒரு கிரிக்கெட் பந்து வந்து, ஒரு கொழந்த மேல பட்டுச்சுன்னா, இல்ல ஒரு இதயம் பலவீனமானவர்கள் மேல பட்டாலோ, இது ஒரு பெரிய சிக்கலா தானே முடியும்? அப்போ அவுங்க எதிர்பாத்திருப்பாங்க, நம்ம வந்ததே வந்து, உடல் ஆரோக்கியத்தை வந்து காப்ப காப்பாத்தணும் அதாவது கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு, ஒரு தனி மைதானம் இருக்கு. அங்க போய் விளையாடலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, "ஷட்டில் பேட் வந்து நம்ம விளையாடலாம்". ஒ அதுல வந்து பெரும்பாலும் வந்து, எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனா, இந்த மாதிரி சிறு வயது ப அ குழந்தைகள்லாம் விளையாடுறப்போ, என்ன ஆயிருக்குன்னா, என்னோட வீட்டு பக்கத்துல நாங்க விளையாடும்போது, அவுங்க திடீர்னுட்டு குறுக்க வந்துருவாங்க. அப்போ அந்த பேட்டு மேல பட்டு, எ அது ஒ ஒரு ரத்த காயத்த உண்டாக்குன்து தாண்டி, அது தலையில அடிபட்டதுனால, "அந்த கொழந்தைக்கு ரொம்பவும் பெரிய ஆபத்து இருந்துருமோ!" அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்துல, நாங்க ஒரு 2 வாரம் ரொம்பவும் அவஸ்தைப்பட்டோம். ஏன்னா அந்த கொழந்தைக்கு அவ்வளோ அடிபட்டு, அ பெரிய காயமாவே மாறிடுச்சு. அதுதான் என்னோட மனசுல வச்சுக்கிட்டு, நான் இங்க அத வந்து, அ ரொம்பவும் தெளிவா தெளிவா பேசணும், அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி பண்றேன். ஏன்னா, அ
இல்ல. ம். ம். சரி. ம். சரி. இது இது இது இதே விஷயத்த, நீங்க சொன்ன இதே விஷயத்த வந்து, நான் வந்து இன்னொரு கோணத்துல, அ அந்த அந்த இன்னொரு ஆளோட பக்கத்துல இருந்து நான் இப் இத பாக்கணும், இல்லைங்களா? அப்ப வந்து அப்ப வந்து, சொல்லு அவரும் சொல்லுவாரு இல்லையா, "நாங்க விளையாடுற இடத்தில நீங்க ஏன் வரீங்க?" அப்படின்னு, அவரும் கேக்கலாம் இல்லையா?
ம்ஹ்ம், சரி. ஆ. அதுதான். இது வந்து ஒரு பொதுவான எடம் இல்லையா? இப்போ ஷட்டில் கார்க் விளையாடுறதுக்கு, ஒரு தனி கோர்ட் இருக்கு. இப்போ அரசாங்கங்களே எங்க வீட்டு பக்கத்திலயே கூட வந்து பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு, ஒரு வலையெல்லாம் அடிச்சு, அழகா அதுக்குள்ள மட்டும், விளையாடுற மாதிரியான எடங்கள் இருக்கு. அப்போ அங்க போதிய எடம் இல்லாதபோது, இந்த மக்கள் வந்து, வெளியே வந்தும் வளையாடுறாங்கன்றப்போ, இப்போ ஒரு குழந்தையோ, இல்ல ஒரு பெரியவர்களோ நடக்கும்போது, ஒரு கிரிக்கெட் பந்து வந்து, படக்கூடிய ஒரு ஆபத்து. அத உணர்ந்து தான், நம்மளோட அரசாங்கமும் அதுக்குன்னு ஒரு குடில் அமைச்சு, அத டர்ஃப்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புல்தரை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு இருக்கும்போதும், அத நம்ம பயன்படுத்தாதது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாத இடத்திலல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் எங்க வருதுன்னா, நகரத்துல வரும். இப்போ கிராமங்கள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பூங்காவத் தாண்டி, நெறைய மைதானங்கள் காலியா இருக்கும். நாங்கலாம் சின்ன வயசில, இந்த ஒரு மனைகள் வரத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு இடங்கள்ல, நாங்க பயன்படுத்தி அங்க நாங்க விளையாடுவோம். அப்பவுமே விளையாடுறப்போ, யாராச்சும் பெரியவங்க நடந்து போறாங்க, இல்ல சின்ன பசங்க போறாங்கன்னா, எங்க விளையாட்டை நிறுத்தி, 2 நிமிஷம் பொறுமையா இருந்து, அவுங்க ரோட்டுல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான், நாங்க விளையாடுவோம். இது என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்குன்னு உங்களுக்கு புரியும்.
ம். ம்ஹ்ம். ம். ம். சரி, நீங்க இல்ல, இல்ல. நீ இந்த இந்த இடத்தில இந்த இட இந்த இடத்தில நீங்க சொன்ன விஷயம் எனக்கு க கரெக்ட்டு தான். அதாவது, நீங்க வந்து வேலைய அ வெ உங்கள விளையாட்டை நிறுத்திட்டு, அவங்க போனதுக்குப்புறம் விளைடுறீங்க அப்படின்னு. ஆனா, நீங்க இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கி இருக்குற காலங்கட்டம் வேற. அதாவது இன்னைக்கி இடமே இல்லை. அதாவது, நான் வந்து நீங்க சொல்ற அரசாங்கம் இந்த மாதிரி டர்ஃப்ல்லாம் கட்டி வச்சிருக்கு. ஆ க கிரிக்கெட் மைதானம் இருக்கு, அங்க போயி விளையாடுங்கன்னா இப்ப வந்து, நான் வந்து, ஊருக்கு வெளிப்புறத்தில இருக்குற ஒரு ஆளு வந்து, அவனுக்கு வ அவனுக்கு வந்து இந்த வசதில்லாம் இல்லாத போது, அவ்வுளோ தூரம் ஓண்ணு அப்ப நான் 10 கிலோமீட்டரு, 15 கிலோமீட்டரு வந்து, நான் இ அரசாங்கம் அ, யா ஏற்பட் ஏற்படுத்தின இந்த அது அ, அ ட டர்ஃப்ல வசதிய வந்து, நான் வந்து, இ யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, "நம்பளுக்கு கிடைச்ச இடத்துல, நம்ப வந்து அ விளாடலாம்" அப்படின்னு தான் யோசிக்க தோணும். இப்போ இ இரு, இரு
ம். ஆமா. ம். ஆமா. ம். சரி. ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணமும் சொன்னேன். ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி இடத்துல விளையாடியிருக்கோம். இப்போதான் நானும் நகரத்துக்குலாம் வந்துருக்கேன். அப்போ நெறைய மைதானங்கள் காலியா இருக்கும். அந்த மாரி மைதானங்கள தேர்ந்தெடுத்து போகும்போது, அதாவது என்ன ஒரு வாழ்க்கை, அந்த பொது இடம்னு வரம்போது, எல்லாருக்குமே அது பொதுங்கிறப்போ, அது மத்தவங்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடாதுங்கிறது தான், என்னோட பார்வை. இப்போ நீங்க ஒரு பைக் பார்க்கிங் கொண்டு போறீங்க, அங்க பைக் பார்க்கிங்கில, கார் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, நீங்க கார் பார்க்கிங்க எடுத்துட்டு வந்து, பைக் பார்க்கிங்ல விட முடியுமா? தப்பு இல்லையா? அது மத்தவங்களுக்கு ஒரு இடையூறாவும் இருக்கும். அந்த இடம் அதுக்காகன்னு ஒரு இதுக்காக செய்றப்போ, அத தாண்டி நம்ம அத பயன்படுத்துறது, நான் அத சரியா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போ ம்.
இல்லல்ல. ம். ம். சரி. ம். சரி. சரி, அந்த அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல, ஒரே ஒரு கேள்வி. அ அதாவது ஒரு பொரு ஒரு பொது பகுதி, உண்மையில்யே அனை அனைவருக்குமானது ஆக இருக்கனும்னா, அ அதோட அடிப்படை குணங்கள் என்ன?
ம்ஹ்ம். ஆமா. ம். சரி. ம். கண்டிப்பா இப்போ அ அது அதுக்குன்னு நம்ம எடம் கொடுக்குற மாரி, அத வந்து ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா தேவ. அதேமாரி, இந்த மாரியான சிக்கல்கள்லாம் வருதுங்கிறப்போ அதையும் ஒரு இன்சார்ஜ் வச்சு பண்ணணும். இப்போ இப்போ அப்டிதான் எங்க ஏரியால, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நாங்க எல்லோரும் ஒரு மனு குடுத்து அந்த எடத்துக்கு ஒரு இன்சார்ஜ் வாட்ச்மனுங்கிற மாதிரி ஒருத்தர வச்சு, அவங்கள வந்து இந்த நேரத்துல அதையும் அதிகப்படியான நேரங்கள், அ மக்கள் கூடுறப்போ, கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து அங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாரியான பிரச்சனைகள் ஒரு கலாட்டா நடக்குது. ஒரு சண்டை சச்சரவு நடக்குதுங்கிறப்போ, இது எல்லாமே அவங்க தட்டி கேக்றதோட, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்க பார்த்துப்பாங்க. அதிலயும் வாகனங்கள் நிறுத்துறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பார்க்குக்கு தான் வரோம்ன்றப்போ. நெறைய பேரு வாகனங்கள ஓரமா நிறுத்தாம ந ரோட்டுல கொஞ்சம் நு அதிக எடத்தை புடிச்சிகிட்டு நிறுத்துற மாதிரியான சூழல்கள்லாம் வர்றப்போ, அங்க அந்த இடத்துலேயும் அந்த செக்யூரிட்டி வந்து, அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் நேரா நிறுத்தாம கொஞ்சம் கிராஸா நிறுத்துங்க. இப்படி நிறுத்தும்போது நெறைய வண்டிகள் நிறுத்த முடியும். அது பார்க்கவும் ஒரு அழகான ஒரு அ இதுவா இருக்கும். மத்தவங்களுக்கும் இதனால சிரமம் இருக்காது.
ம். சரி. நீங் நீங்க சொல்றது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்தில வந்து, நம்ப எப்பிடி அட்ஜஸ்ட் பண்ணி, எப்பிடி நம்ப வந்து அந்த இடத்தில அந்த இடத்தில எப்பிடி வேலை செய்யலாம்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. பட் நாப நான் கேக்குறது வந்து, இது வந்து டிசைன். அதாவது ஒரு அதை ஒரு இடத்தை நம்ம அதை உருவாக்கும் பொழுதே, நம்ப வந்து எப்படி பண்ணணும்கிற அ ம் மனநிலையில நம்ப உட்கார்ந்து வேலை செய்யணும். இப்போ இப்போ இப்போ என்னோட அ அடுத்த கேள்வி, அந்த இடத்தில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோருக்கும் அ அணுகக்கூடிய இடம்ன்னு சொன்னா, நீங்க முதல்ல யார நினைப்பீங்க? உங்க மனசுல பர்ஸ்ட் பர்ஸ்ட் யாரு உங்க மனசுல வருவாங்க? அதாவது முதியோர்களா? குழந்தைகளா? இல்லாட்டா, மாற்றுத்திறனாளிகளா? யார் உங்க மனசுல வருவாங்க?
ம். ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓஹோ. கண்டிப்பா. ம். சரிங்க. ம். ம். என் ம். ம்ஹ்ம். சரி. சரிங்க. இது இது வந்து ய குறிப்பிட்டு இவங்களுக்கு தான். அது பொதுன்னா, அது பொதுதான் யாரையுமே நான் அந்த இடத்துல மனசுல நினைக்கவே மாட்டேன். ஏன்னா, இப்போ ஒரு இடம்ங்கிறது பொதுன்னு உருவாக்கிட்டா, அதில அதுக்குன்னான இடம். அது விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம்னா, அந்த இடத்துல விளையாடலாம். உடற்பயிற்சின்னா, அது உடற்பயிற்சி. இதில யாருக்குமே இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாதுன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க அந்த மாற்றுத்திறனாளின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்போது, அவங்களுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு வழிகள் அ வ வகுத்துச்சு செய்யறதுதான் ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ, அ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2, 2 வருடத்துக்கு முன்னாடி, இந்த பீச்சில கூட அவங்களுக்குன்னு ஒரு தனி மேடை அமைத்து, அவங்க கடைசி கடல் அவங்க காலில் போய் கால் நனைக்கிற அளவுக்கு வச்சது வந்து, ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயம் தான். அதில வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது.
ம். ம். ஆ. நான் நன் நான் அத ஒத்துக்குறேன். மி மிக மிக சிறப்பான விஷயம் ந தமிழக அரசு பண்ண ஒரு மிக மிக சிறப்பான விஷயம் அது. அ நான் உங்களோடு ஒத்துக்குறேன். ஆ இப்போ நீங்க சரி, நம்ப ஒருத்தர் ஒருத்தரா போவோம். இப்ப மாற்றுத்திறனாளிகளைப் பத்தி நீங்க பேசினீங்க. இதுவே வந்து ஆ வயதானவர்கள், அ ஒரு ஒரு பொது பகுதியை பயன்படுத்தும் பொழுது, அ அவர்களுக்கு என்ன சின்ன சின்ன சிரமங்கள் வரும்? அதை நீங்க எப்பிடி சரி செய்யலாம்ன்னு நினைக்கிறீங்க?
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். சரிங்க. ம். ம். சரி. கண்டிப்பா. இப்போ அ இந்த மாதிரி வயதானவர்கள் வந்து நடக்கிறாங்கன்ற பட்சத்தில, அவுங்களுக்கு போதுமான இடம் வந்து எப்பிடி இருக்கணுனா, இந்த குழந்தைகளோ! இல்ல வேற ஏதோ நாய்கள், இல்ல ஏதோ ஒரு அவுங்களுக்கு ஆபத்தா இருக்கிறமாரியா, அந்த தடுக்கிற மாதிரி. இப்போ அவுங்க சில சமயங்கள்ல அவளோட பார்வை வந்து குன்றியிருக்கலாம். அப்போ, அவுங்க நடக்கிற இடம் வந்து சமமான இடமா மட்டுந்தான் இருக்கணும். இப்போ அந்த இடத்தில ஏதோ ஒரு கல்லு சரி இல்ல அப்பிடின்னா, கண்டிப்பா அது ரொம்ப சீக்கிரமாவும், அத சரி பண்ணி வைக்கணும். இல்லன்னா அவுங்க அதில தடுக்கி கீழ விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் அதில எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாம, அந்த கூர்மையான இடங்கள தவிர்த்துட்டு, அது எப்பிடி இப்ப நாங்க நாங்க போற பார்க்லாம் கூட அப்பிடிதான் இருக்கும். அந்த கம்பிகள் இருக்கிற எல்லா இடமுமே, நல்ல மொழு மொழுன்னு அத நல்ல வசதியா சாஃப்ட்டா, அ இது பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம நடக்கிறப்போ தவறி கீழே விழுந்தாலும், நமக்கு அடிபடாத வகையில இருக்கும்.
ஆஹா! மிக சிறப்பா சொன்னீர்கள் அந்த இடத்தில. இப்ப இப்ப அடுத்து ஆ நபருக்கு போவோம். அதாவது இந்த இந்த வீல் சேர் பயன்படுத்துறவர்கள் அல்லது நடக்க சிரமம் அ சிரமம் உள்ளவர்கள் பார்வையில, முக்கிய தேவைகள் என்னென்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம்ஹ்ம். சரி. ஆமா. ம். சரி. கண்டிப்பா, இப்போ நான் ஏற்கனவே இந்த தமிழக அரசு செஞ்சது எப்படியோ, அதே மாரி தான் அவங்களோட இந்த வீல்சேர் போறதுக்கு எந்த தடையும் இல்லாம, முழுக்க அதாவது நடைப்பயணமா இருக்கட்டும், வீல்சரா இருக்கட்டும், நடக்கணுனு வரக்கூடிய ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அது இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தடுங்களா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த கேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மூடுற இடத்துல ஒரு சின்ன, ஒரு கம்பி வந்து அத கடைசி கீழ்ப் பகுதியில வந்து அது அடங்கியிருக்கும். அந்த அது அது என்ன ஆகும்னா, நம்பளயே அறியாம குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும் எல்லோருமே அத தடுக்கி விடறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இல்லாம அத வந்து சமமா வச்சு, அது உள்பக்கத்துல அந்த புதைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த சிக்கல்ல இதுல நம்ம தவிர்க்கலாம். அது கூட இப்ப இந்த வீல்சேர்ல போறாங்க, வராங்கன்றப்போ, அந்த அ அவங்களுக்குன்னு ஒரு அ அது ஏறி இறங்குறதுக்கான வசதியா இருக்கட்டும், படிக்கட்டுகள்ல வந்து ம் ம் 2 பக்கமும் அத ஏறுறதுக்கும் வசதியா வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க ரொம்பவும் அ சுலபமா ஏறி இறங்கலாம் அதுல.
ம். ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம் அதாவது இன்னைக்கு நம்ப ராம்புனு சொல்லுவோம். அதாவது மேல ஏறி, இறங்குறதுக்கு அவங்களுக்கு அ முற சரளமா இருக்குறதுக்கு உபயோகப்படும். சரி இப்போ அடுத்த நபருக்கு போவோம், அதாவது இந்த கண் பார்வை அ அ குன்றியவர்களுக்கு, அதாவது கண் பார்வை அ இல் இல்லாதவர்களுக்கு ஒரு இடம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது அங்க என்னென்ன தேவைப்படும்?
ஆமா. கண்டிப்பா. ம். ம்ஹ்ம் ஓஹோ. ம். ம்ஹ்ம். சரிங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கையில ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஸ் வாக்கிங் ஸ்டிக்குன்னு கூட சொல்லுவாங்க அத. அது வந்து இப்போ ரயில் நிலையங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குன்னே அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. எல்லா டைல்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறப்போ, அ அந்த ரயிலுக்கு பக்கத்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு 1 அடி அந்த அளவுக்கு தள்ளி இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச மாதிரியான டைல்ஸாக இருக்கும். எதுக்குன்னா இதுக்கு மேல அபாயம் அதே மாதிரி இதுல நேரா நாம எந்த பக்கம் போனா அது நேர் வழி இல்ல எப்டி லெஃப்ட் திரும்புனா அதே மாதிரி எங்கெங்கேன்னா நாம லெஃப்ட் திரும்பி உள்ளே போகணுன்ற சூழ்நிலை வருதோ அங்கெல்லாம் அதுக்குமே அந்த டைல்ஸ்‌ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாதிரி நம்முளுடைய பார்க்‌லயும் அதை கண்டிப்பா அமைக்கிறது மூலியமா, நடக்கிறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அங்ககளுடைய அந்த பாதைய அவுங்களே, அ அந்த அந்த நடைக்குச்சிகள் மூலியமா அத தேடி கண்டுபிடிச்சு கரெக்ட்‌டா போய்டுவாங்க. இதிலயும் அந்த அபாயம் இருக்கக்கூடிய எடங்கள் உதாரணத்திற்கு இப்போ ஒரு ராட்டினமோ இல்லன்னா ஒரு சீசாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த மாரியான நடைப்பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது மூலியமா இவங்களோட குச்சி தெரியாம கூட அது அந்த ராட்டினத்து மேலேயோ எது மேலயோ பட்டு யாருக்குமே, அதாவது கண் தெரியாத நபருக்கா இருக்கட்டும் இல்ல விளையாடுற கொழந்தைகளா இருக்கட்டும் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாட்றது நடக்றது யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா அந்த எடத்ல வெளையாடணும். அவங்களுக்கு அந்த வசதி இருக்கணுங்கிறது தான். என்னோட பார்வை.
ம்ஹ்ம், ம்ஹ்ம். அ, ஆமா. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம். ஆமா, ஆமா. அப்படி. மிக மிக மிக சிறப்பாக சொன்னீர்கள். இன்ய உங்கள் அ சிந்தனைகள், அ ரொம்ப அற்பு அற்புதமானது. அந்த எடத்ல. ஆ இப் இப்போ வந்து இப்ப அடுத்த நபருக்கு போவோம். அதாவது பெண்கள் ஒரு பொது பகுதியை பாதுகாப்பா, அ ஃபீல் பண்ணனுன்னா, அதுல என்னன்ன முக்கியம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க.
ம்ஹ்ம். சரி. ம். சரிங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து போதிய வெளிச்சம் இருக்கணும். ஏன்னா, நம்ப உலகமே இன்னைக்கு இந்த வெளிச்சம் இல்லாத இடங்கள்ல தான் எவ்வளவோ தப்புகள நடக்குறத பார்ப்போம். முதல் படியா நமக்கு முதல்ல அந்த இரவு நேரங்கள்ல போதிய வெளிச்சம் இருக்கணும். அதுக்கூட இப்போ எல்லாருமே விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு கேமரா இருந்துச்சு அப்படின்னா, யார் ஒருத்தரும் அந்த இடத்துல தப்பு செய்யுறதுக்கு பயப்படுவாங்க. இது வந்து அ 2வது படிகட்டு நான் பார்க்குறேன். 3வது ஏற்கெனவே சொன்ன மாரி ஒரு நல்ல செக்யூரிட்டி. அதுவும் ஒரு உமன் செக்யூரிட்டியா இருந்தாங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கழிப்பறை, இது கழிப்பறையும் ரொம்ப அவசியமா நான் கருதுவேன்.
ஆம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். சரி. அ. ரொம்ப நல்லது. மிகு ஆமாம். மிக, மிக சிறப்பாக சொன்னீர்ங்க. நீங்க நீங்க சொன்னது மிக, மிக சரி. நான் நான் கேக்கறது இன்னும் ஒரே ஒரு கடைசி கேள்வி. அதாவது, அ குழந்தைகள் வர இடம்னா பாதுகாப்பு, சுதந்திரம் 2யும் எப்படி நீங்க அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுவீங்க.
ம். ம்ஹ்ம். ம். இப்போ அ எப்பவுமே அந்த பெற்றோர்கள் கைப்பிடிச்சுட்டே நடக்குற குழந்தைங்களுக்கு கூட அவங்க பெற்றோர் இருக்குறது தான், என்னை பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே தேவை. அது தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
ம்ஹ்ம். சரி, <clears throat> ஒகே! அ இ இதுவரைக்கும் அ உங்க அனுபவங்கள், உங்கள் சிந்தனைகள் மற்றும் அ அ யோசனைகளை நீங்கள் அ பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி.
ரொம்ப ந